என்ன பண்ணா, என்ன பண்ணலன்னு கேளுங்க. அவ்ளோ ஒரு கொடுமை. ஏன்னா, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கொடுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மாமியார் கொடும.
ஆமா. மாமியார் கொடுமன்னு கேள்விப்பட்டுருக்கங்க.
ஆமாங்க. அந்தமாரி எங்க அம்மா வந்து இல்லாத கொடும இல்லங்க. அவ்ளோ கொடும போட்டா பண்ணாங்க. அப்புறம் என்னென்ன மாரிலாம் கொடும பண்ணாங்கன்னா, அவுங்க வந்துட்டா போதும் எங்க அம்மாவ கிட்சன்லயே இரு இருக்க வச்சிருவாங்க. எங்க அம்மா கிட்சன்லேயே தூங்குற நிலைம கூட வந்துரும். அந்த அளவுக்கு போட்டு படுத்தி எடுத்துருவாங்க.
அச்சச்சோ! அப்போ கூட ஆமாங்க, அப்பல்லாம் மிக்ஸி கிடையாது, அம்மி கிடையாது. அதுலாம் ரொம்ப கஷ்டமான 1 கிரைண்டர் கிடையாது.
ஆமாங்க. ஆமாங்க. அப்பிடிங்கம்போது
எல்லாமே கையாலேயே வேற செய்ற மாதிரி இருக்கும்ல ரொம்ப. ஹெல்ப்புக்குலாம் யாரும் வரமாட்டாங்களா? அந்த பட்டாளத்துலருந்து?
ம். யாருமே வரமாட்டாங்கங்க. நாங்க சின்ன குழந்தைங்க எங்களுக்கு தெரியாது, அப்பிடிங்கம்போது, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த வயசுலேயும் போய் எங்க அம்மா கூட உட்காந்துக்குவேன் நாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, அ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, கிச்சன்லே போய், எங்க அம்மா என்ன இப்பிடி நம்ம வீடு பெரிய வீடுங்க கிச்சன்ல அப்பல்லாம் பெரிய கிச்சன் தான! அந்த காலத்துலலாம். நான் எங்க அம்மா கூடயே போய் உட்காந்துக்குவேன். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சமைச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. அ அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புடவ தான் கட்டணும். அ அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10 வருஷமா தான் அம்மாங்கலாம் நைட்டி போட்றாங்கன்னு நினைக்குறேன். <laughs> அப்படிங்கம்போது அம்மா புடவ தான் கட்டுவாங்க. வேர்த்து ஊத்தும். ஆ அம்மா சமைச்சுக்கிட்டு தோசை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊத்துனாங்கன்னா 2:00 மணி நேரம், 3:00 மணி நேரம் தோச மட்டுமே ஊத்திட்டு இருப்பாங்கங்க. அவ்ளோ ஒரு கொடும எங்க அம்மாவ வந்து கேவலம்
ஆமா. ஆமாங்க. ஆமாங்க. ம். ஆமா, ஆமாங்க. அச்சச்சோ! ஏங்க கொஞ்சம் கூட சரி அவுங்க அவுங்க ஆயாக்கு தான் வந்து கொஞ்சம் மனசு இப்பிடி இருக்கு. அவுங்க வந்தவங்களுக்கு கூட வாங்க கொஞ்சம் கூட உதவி பண்ணணுங்குற எண்ணம் இல்லாம இருந்துச்சு?